அது வீடியோ மாதிரி இருக்கும். நான அதோட நிறுத்தாம அத பத்தி படிக்கவும் ஆரம்பிச்சேன். ஏனா, நெறைய ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா, இலவச கோர்ஸ்லாம் இருக்கும். நம்ம அத வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். படிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் அப்படின்னு, வீடியோக்கள பார்க்காம நான் படிக்கவும் செஞ்சேன். இதுவே எனக்கு ஒரு 3 மாசம் எடுத்தது. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் வாங்கி எல்லாம் செஞ்சேன். இப்ப நாங்க எல்லாமே அதுக்கான பொருட்கள்லாம் வாங்கிட்டேன். அத பேக் பண்ணி அனுப்ப வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அதுக்கான முதலீடு செஞ்சு எல்லாத்தையும் வாங்கிட்டேன். அந்த செயலிலேயும் வந்து மெம்பர் ஆகணும், அதுவும் நான் வந்து ஆயிட்டேன். ஏனா, அது ஆகறதே சுலபமான காரியம் இல்ல அதுக்கு நெறைய ப்ரொசீஜர் இருந்தது.
ஓ! சரி, சரி. ஓ! சரி. ஓ! சரி, புரியுது, புரியுது. ஓ! புரியுது. ம். ஓ! சரிங்க. கண்டி புரியுது. ஓ! சரிங்க. ஓ! இது வேறையாங்க. இவ்வளோத்தையும் பண்ணி இதுக்கு போய் இது பண்றதுக்கே இவ்ளோ விஷயமா?
<laughs> ஆமா. இப்ப அது ஒரு பெரிய இது இருக்கு போராட்டம் இருக்கும். அந்த போராட்டம்லாம் முடிச்சு, அந்த புகைப்படங்கள்லாம் அதில போட்டு அதனோட விவரம் அதோட எடை எவ்வளோ, இந்த எடை வந்து எந்த மாதிரியான இருக்கும். குறுக்கில எவ்ளோ நீளம், <laughs> அகலம் இப்படி எக்கச்சக்கமா எல்லாமே போட்டு முடிச்சாச்சு, ஆ நாலேளருந்து நமக்கு ஆர்டர் வரப்போகுது, இந்த பாட்டுலலாம் காட்டுவாங்க இல்லையா? நம்ம நாளிலேருந்து தொழிலதிபர்கள் மாரி ஒரு உணர்வு. <laughs>
ஓ! சரிங்க, சரிங்க. அச்சோ! ம். கண்டிப்பா, கண்டிப்பா. <laughs> "வெற்றி கொடிகட்டுனா," மாரி நீங்க அந்த அளவுக்கு போய்டீங்க.
ஆமா அந்த மாரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஏனா, இவ்வளோ உழைப்பு நம்ம போட்டுருக்கோம்.
ம். கண்டிப்பா, கண்டிப்பா. நம்ம ஒரு சாதாரண ஒரு விஷயம் பண்ணாலுமே நம்மளுக்கு பின்னாடி வந்து நம்ம நிறைய யோசிப்போம். அப்படின்னும் போது நீங்க அதுக்காக ஒரு 3 மாதம் வேலையை எல்லாத்தையும் பார்க்காம நீங்க இதெல்லாம் ஒரு கத்துக்கிட்டு எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பெருமை பட்டுக்கலாம். நீங்க கண்டிப்பா. <laughs>
<laughs> அப்ப வந்து அப்ப வந்து முதல் ஆர்டரும் வந்துருச்சு, அது இயல்பு தானாவே வருது அடுத்த நாளே. பரவாயில்லையே, அப்போ இதில விற்கிறது ரொம்ப சுலபம் போல இருக்கு. நம்ம எல்லா விஷயங்களையும் அங்க குடுத்துட்டா நமக்கு ஆர்டர் வந்துரும் போல இருக்கு, அதுலேயே நான் என்னன்னா மத்தவங்க அதே பொருளுக்கு என்ன விலை போட்டிருந்தாங்களோ, அதவிட குறைவா தான் போட்டேன். ஏனா, நான் தான் சொன்னேன்ல நமக்கு லாபம் வேண்டான்னு. <laughs> அப்போ ஆர்டர் வந்துருச்சு. அந்த ஆர்டர வந்து எடுத்துட்டு போறது அந்த செயலிலேருந்து ஒரு ஆள் வரணும். அப்போ எந்த நேரம் அவங்க வரணும்னு அத போட்டுட்டு, அது அந்த அட்ரஸ் அதெல்லாம் வந்து பிரிண்ட் எடுத்து, அத பேக் பண்ணி அதெல்லாம் ஒட்டி தயார் நிலையில காத்திருக்கேன். 2 மணி நேரம் நம்ம அவகாசம் அதில போடணும், 2 மணி நேரத்துக்குள்ள வரணும், அந்த 2 மணி நேரம் வேற எந்த வேலையும் செய்யாம வாசல்லயே நின்ட்ருக்கேன். 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, 6 மணி நேரம் ஆச்சு <laughs> யாரும் வரல. சி.
ஓ! சரிங்க, சரிங்க. ஆ. ம். ஓ! சரிங்க, சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! சரிங்க. ஓ! சரிங்க, சரிங்க. அச்சோ! அச்சச்சோ! ஏன்?